கண்டிப்பா, இல்ல. அ
ரொம்பக் கண்றாவியா இருந்தது. அது கார்பேஜ் காலெக்ஷன்ல தான் போடணும் அத.
கண்டிப்பா. அதோ பழைய தில்லு முல்லுக்கு வந்துட்டு விசு எழுதியிருப்பார்னு நெனைக்கிறேன் டயலாக்லாம். அப்டிதான் ஆமா.
ஆமாங்க. திரைக்கதை விசு. திரைக்கதை விசு. திரைக்கதை மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான <chuckles> ஒரு அ விஷயத்தச் சொல்றேன். அது ப கே. பாலச்சந்தர்ன்னு போட்டிருப்பாங்க டிரெக்ஷன். ஆனா, உண்மையிலேயே வந்து ஒரு அந்த ஷூட்டிங் முழுசு அளவிலுமே ஒரு 20 நிமிஷம் தான் வந்து அவர் எடுக்க முடிஞ்சது. வேற ஒரு ஹிந்தி படத்துக்காக அவர் போய் அவரு பிஸி ஆயிட்டாரு. அந்த முழு படத்தையும் இயக்குனதே விசு தான்.
ஓ! ஆனா, அருமையா வந்து எழுதியிருப்பாரு அவரு.
அவர் தான் வந்து அஸோஸியேட் டைரக்டர் அதுல.
அப்டியா! ஆனா எனக்கிதுல நா வந்து
அதனால முழு படத்தையும் வந்து, விசு நீ பார்த்துக்க அப்டின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு.
அச்சச்சோ! ஆனா, எனக்கு வந்து பார்த்தப்போ ரொம்போ அதுல <clicks tongue> அந்த 2 கேரக்டரும் அந்தப் படம் புல்லா வந்துட்டு காமெடி இருக்கும் நா இல்லன்னு சொல்லல. ஆனா
அந்த இன்னைக்குமே வந்து தமிழ் ஆ வா சினிமா வரலாற்றுல டாப் அதாவது அ நம்பர் ஒன் அப்டீன்னு சொல்றீங்க இல்லையா? ஒண்ணா நம்பர். அந்த வந்து வ க நகைச்சுவை படம் வந்து அது தான்.
ஓ! ஆமா இல்ல. ஆனா, அந்த நகைச்சுவை வந்துட்டு நிஜமான ஒரு நகைச்சுவை.
இல்ல அது நான் சொல்லலங்க. நான் சொல்லல அது. இத்தனைக்கும் நான் கமல் ரசிகன். இத நான் சொல்லல. உண்மையிலேயே வந்து இது வந்து ரேட்டிங்ல இது தான் இன்னைக்கும் வந்து அ முதல் எடத்த புடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கு.
அடடா!

ஏன்னா அது வந்து. என்னான்னா, ஐயோ! நான் அது மழை அப்படியே வந்து அதை இது கேக்கறோம், போகறோம் அப்படின்ற மாரி ஒரு நெனைப்புல. நானும் அப்டி தான் பண்ணி இருக்கேன்னு வச்சுக்குங்க. அது வந்து நான் கிண்டல் பண்றா மாரி இருக்கும். ஆனா எனக்கு, நான் என்னான்னா இந்த, கொஞ்சம் பழைய பாடல்கள் தான் இருக்கும். இந்த, "ஓஹோ. மேகம் வந்ததோ", "வான் மேகம்" அது மாரி வந்து, அ பிரபுவோட பாட்டு ஒண்ணு அ மா என்னது? அ "சின்ன சின்ன தூறல் மின்ன" அது மாரி நெறைய பாடல்கள் இருக்கு. அது அதெல்லாம் தான். மொதல்ல அப்படியே தேடி தேடி கேட்டுட்ருப்போம். ஏன்னா மழையோட ஒன்றுரோம்மா! நாங்க.
ஆமா. ஆ இல்ல. அந்த முதன் மு பாட்டு சொன்னீங்களே! "ஓஹோ வானம் வந்ததோ" அதுவா?
புரியல.
இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொன்னீங்க இல்ல?
இதுங்க அந்த கஸ்தூரியும் அ பிரபுவும் இருப்பாங்களே!
அதான் பாட்டு, பாட்டு.
அந்த அந்த பிரபு பாட்டு தானா கேக்குறீங்க. "சின்ன சின்ன தூறல் என்ன?"
அதான், "ஓஹோ மேகம் வந்ததோ" அது. அதக் கேக்குறேன். அ.
"வான்மேகம் பூப் பூவாய் தூவும். மேகம் என்ன ஆகும்? மின்னலாக நோகும்ன்னு" ஒரு பாட்டு இருக்கும். ரேவதி புன்னகை மன்னன் நெனைக்கிறேன் அது.
ஆ. அ. ஆமா.
அந்தப் பாடல் அந்த மாரி அந்த ம மழை லிஸ்டுல ஒரு பெ நெறையா பாடல்கள் இருக்கு. அழகான பாடல்கள். நான் சொல்றது. அதே மாரி, "பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் அத கத்துகக்கிட்டு கூட வர வேணும்" அப்டின்னு ரஜினியோட பாடல் ஒண்ணு இருக்கு.
நல்லா பாடுறீங்க. சரி இதெல்லாம் வந்துட்டு,
அந்த மாரி அந்த மழையா மழையோட வர்ற பாடல்களா? பா பாட்டு வந்து, அது ஒரு லிஸ்டு ஒண்ணு வரும். அத கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு மேல அது வந்து, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, போர் அடிக்க ஆரம்பிக்குமா, இல்ல அ "வேற பாட்டு கேக்கலாம்" அப்டின்னு போகும்போது ஆமா. ஆமா. ஒரு ஒரு கட்டத்துல அப்டித்தானே ரே ரொம்ப மழைய நம்ம ரசிச்சுட்டோம்டா! ஆனா மழை பெய்ஞ்சுட்டு தான் இருக்கும்.
அ வேற கேக்கலாம். அந்த மாரி தோணும், இல்ல?

அ அந்தக் கொழந்தைய வச்சுக்கிட்டு. குழந்தைய வந்து இது பண்றா மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் அந்தப்
ம், அவரு தூக்க மாட்டாரு. அப்ப இவங்க போய் தூக்கிட்டு பாடுவாங்க.
ஆமா. ஆமா. அ அதுவும் நல்லா இருக்கும். அந்தப் பாடல் எனக்கு டக்குன்னு வாயில வர மாட்டேன்து. உன்னொரு பாட்டு வந்து வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு தெரிய, அதுவா? அதுதான் நினைக்கிறேன். இல்ல கெடையாது.
எனக்குத் தெரியல சரியா.
எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா, விசு படங்கள்ல நெறைய பாடல்கள் இருக்கு. அதுவும் நல்லா இருக்குற பாடல்கள் தான். இந்த வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் வந்து ஆ அது வந்து கரெக்ட். திருமதி ஒரு வெகுமதினு நினைக்கிறேங்க. அ பாடல்கள்ன்னு வந்துச்சுன்னா நான் பார்த்தீங்களா! என்னோட இதுக்கே போயிடுறேன். "என்னோட புது உலகத்துக்கே போயிடுறேன் பாருங்க." அந்த அளவுக்கு "எனக்கு வந்து பாடல்கள் வந்து அ த மழைக்காலமா இருந்தாலும் சரி, எல்லா காலங்கள்லயும் பாடல்கள். அதுலயும் மழை காலங்கள்னா அந்த மழையோடு ஆரம்பிச்சு, காதலோட முடிஞ்சி அது எல்லாமே போகும் என்கிட்ட."
ம்ஹ்ம். கண்டிப்பா, இல்ல.
அதுக்கப்புறம் அந்த இப்ப முடிக்கிறதுக்கு ராமே ஆண்டாலும் வரைக்கும் போகும். ராமே ஆண்டாலும், ராவணே ஆண்டாலும், ஏன்னா வீட்ல திட்டுவுழுந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அந்தப் பாட்டு ஓடிட்டு இருக்கும். <laughs>
உங்களோட ரசனை எவ்ளோ தூரத்துக்கு இருக்குன்றது எனக்கு தெளிவா தெரியுது. ஆனா எனக்கு ஆஹாஹா உங்களோட ரசனை எவ்ளோ தூரம் இருக்குதுங்குறது வந்துட்டு, எனக்கு நீங்கப் பாடுனதுலயே வந்து தெரிஞ்சுது. உங்ககிட்ட இந்த இதப் பத்தி பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.

கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன். நானும் அத குத் பாட்டாதான் கேட்டிருக்கேன்.
அது வந்து பழசு வந்து ஒரு பாடல் இருக்கு. பழைய பாடல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரம்யமா இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்தக் காலத்துல வந்து அது ஒரு குத்துப்பாடல் மாரினு வச்சீக்கங்களேன். என்ஜாய் பண்ற மாரி பாடல் வச்சீக்கங்க. அத இப்ப வந்து பார்த்தீங்கன்னா? அ, அந்த விஷால், பிரியா மணி நடிச்ச படத்துல போட்டுருப்பாங்க. ஒரு பாட்டா
ஆ. சேரி. ஓ!
அந்த ரீமிக்ஸ்சா போட்ருப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த அந்த அந்த ரீமிக்ஸ் நல்லா இருந்துச்சு.
ஆனா, உங்களுக்கு ஒகே நல்லா இருந்தா வந்து நீங்க வரவேற்கவும் தயாரா இருக்கீங்க அப்படித்தான?
கண்டிப்பா. அது தப்பு இல்லங்க. நன் அது தான் வந்து இசை. இசை என்ன? வ ஒரு 7 அதான் ஒரு பா பாட்டே இருக்கே. இளையராஜா, எம்எஸ்வி அவங்கல்லாம் பண்ணதுலயே ஒரு பாட்டு 1 இருக்கு இல்லையா? அபூர்வ ராகங்கள்ன்ற. படத்துல எம்எஸ்வி தான் இருக்கும்னு நெனக்கிறேன் அது. ஆ, ஆமா. எம்எஸ்வி தான் அது. கரெக்ட். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்.
என்னது? என்ன பாட்டு? ஸ் ஆ.
எஸ்பி போட்டா கூட அதுக்குள்ளதாங்க வரும்?
கண்டிப்பா. இல்ல. ஒ கே பார்த்தலே தெரியுது.
அதான். அதுக்கு மேல போ முடியாது. ஏதாவது 1 பண்ணா கூட அத வந்து நல்லா பண்ணாத. அந்தப் ப பாடலோட அந்த உண்மையான ஒரு தன்மைய வந்து மாத்தாம இருந்தாங்கன்னாலே அது போதுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அ நீங்க வந்து அந்த தில்லு முல்லுன்னு ஒரு படம். ரஜினி அவர்கள் நடித்த படம் இருக்கு. பழைய படம் பாத்து இருக்கீங்களான்னு தெரியல.
ஆமா. அத மறுபடியும் எடுத்திருக்காங்க, பாத்துருக்கேன் பாத்துருக்கேன். மீச வச்சவன் இந்திர, மீச வக்காதவன் ச
பாத்துருக்கீங்களா? ஆ. அதே தான் அதே தான். அத வந்து எடுத்துட்டு வந்து இந்த மிர்ச்சி சிவா அவரு பண்ணாரு. அவரு நல்லா காமெடி பண்ண மாட்டாருன்னு சொல்லல. ஆனா அந்தப் படத்த வந்து எடுக்குறேன் பேர் வழினு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க. அத வந்து சொதப்பி வச்சிருக்காங்க.
ஆமா.